அது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத, அதேபோல அது ஒரு விளையாட்டா, பிள்ளைகள் வீட்டுக்கு வ வரும் வரும்பொழுது, ஏன் வீட்ல ஏன் பிள்ளைங்கள் வந்து இப்ப கல்லூரி படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்கள். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவனுங்களுக்காக வேண்டியே, அந்த குட்டி குட்டி சொப்பு சாமான்கள் இருக்கும் பார்த்தீங்களா, கார் வண்டி, அந்த குட்டி லாரி, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த என் பிள்ளைங்க, பிள்ளைங்க என் வீட்டுக்கு வர்றானா! அவன் என் வீட்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். உரிமையா போவான், எல்லாத்தையும் எடுப்பான், தூக்கி போடுவான், கீழே போடுவான் அந்த குழந்த. அ அது ஆமா அம் கட்டில்ல ஏறுவான், மெத்தையில குதிப்பான் நம்ம படுத்துருந்தம்ன்னா, நம்ம மேல ஏறி டங்குன்னு குதிப்பான்.
ம். ஆ. ம். ஆமாங்க. ஆமா, ஆமா. <laughs> ஐயய்யோ! அந்த நேரத்தில உங்களுக்கு கோபம்லாம் வராதா?
அது, அது. இல்ல, இல்ல. அது அவனுடைய அன்பு. அந்த பிள்ளையோட அ ய எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு புள்ள வந்து அ நாம அதுக்கு தாய் தகப்பனாவோ, உறவு முறையோ இல்லாம இருக்குற போதிலும் கூட, அது நம்மக்கிட்ட அவ்ள பாசம் காட்டுதுல்ல. அது நம்மகிட்ட இருக்கனுன்னு விரும்பும் பார்த்தீங்களா? அது அது அதுதான் எனக்கு ரொம்பவும் புடிச்ச விஷயம். இதில ஒரு ஒரு ஒரு சின்ன சம்பவத்த நான் உங்களுக்கு சொல்லனுன்னு ஆசைப்பட்றேன்,
ம். ஆமாங்க. கண்டிப்பா. ஆ. ஆ, கண்டிப்பா சொல்லுங்க.
இப்பிடித்தான் பக்கத்து வீட்டு குழந்தை ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, அம். அவ் அவுங்க அம்மா என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, சுடு தண்ணீய அ குளிக்க ஊத்துறதுக்காக வேண்டி வெளியில கொண்டு வந்து, அந்த பிளாஸ்டிக் தொட்டியில ஊத்திட்டு, அந்த பாத்திரத்த உள்ள போயி கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளாக, இ இவன் வந்து எப்பிடின்னா, இவனுக்கு 3 வயசு ஆகுது. சில பிள்ளைகள் ரொம்ப தாமதமா பேசுவாங்க தெரியுமா? இவன் பேசவே இவனுக்கு பேச்சே வரல. இவனுக்கு பேச்சு வரலன்னா
அ. ஆமா, ஆமா. அ அச்சச்சோ! பழக எ அது நெறைய பேருட்ட பழக விடல போலருக்கு.
ஆனா, எல்லா இடத்திலயும் போவான். அதாவது சுறுசுறுப்பு சுறுசுறுப்புன்னா அவன போல ஒரு அ சுறுசுறுப்பான புள்ளைய நான் ஒரு செகண்ட் ஒரு இடத்தில அவனுக்கு உட்கார முடியாது. அங்கே, இங்கே சுத்திக்கொண்டு இருப்பான். அப்பிடி பரபரப்பானவன், தூக்கிப்போட்டு ஒடப்பான். கத்துவான்னே ஒழிய, அந்த பேச்சு அந்த மழலை தமிழ் வந்து அவனுக்கு 3 வருஷம் வரைக்கும் அவனுக்கு வரல. அந்த வார்த்தைகளை பேசுவது அப்பிடின்றது 3 வயசு அது குறைபாடு ஒன்றும் கெடையாது. அது என்னம்மோ! அந்த பொம்பள புள்ளைகள்லாம் சீக்கிரம் பேசும்ன்னு சொல்வாங்கல்ல. அதே சமயம் இந்த சில பேர் சீக்கிரம் பேசிருவாங்க. அ ஆனா, இவனுடைய க குணாதிசயம் என்னவென்னு தெரியல. நல்ல சுறுசுறுப்பானவன், பரபரப்பானவன், எல்லா கெட்டிக்காரன், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆளு. அப்பிடிப்பட்ட பிள்ளை வந்து பேச்சு வந்து அவ்வளவு சீக்கிரமா வரும். ஆனா, இப்ப பேசுறான். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆமா. பிள்ளை என்ன பண்ணுச்சு? காலை கொண்டு போய் அந்த சுடு தண்ணீல வச்சிருச்சு. டக்குன்னு இறங்கிருச்சு. அம்மா முன்னாடியே கால கொண்டு போய் வச்சுட்டான்.
ஓ! ஆ. ஓ! ம், ம். ஆமாங்க. ஓ! பரவாயில்ல, ம். ஐய்யய்யோ!